அந்த பிளாஸ்டிக் டப்பால விக்காம அந்த திரட்டிய வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டு அதில ஐஸ்கிரீம் ஃபில் அப் பண்ணி இப்ப எல்லா கம்பெனி பண்ற ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்கலாம். இந்த இது.
ம். ஓ! அதை கொட்டாங்குச்சிய சொல்றீங்களா?
ஆமா. கொட்டாங்குச்சியே வந்து நீளமா அழகா வெட்டிட்டு, நல்லா அதில இருக்கிற அந்த செதில், செதிலா இருக்கிறத மெஷின் ல குடுத்து பாலிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்பறம் அத வந்து ஒரு மாற்று இந்த பிளாஸ்டிக்கு மாற்றா இவுங்க வந்து உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில.
ஆ. ம். ம். ஆ அருமை. ஆ, ஆ பரவால்ல, பரவால்ல.
இதேமாரி பார்த்தீங்க அப்பிடின்னா, இந்த மலை பிரதேசங்கள் நீங்க பயணிச்சு இருக்கீங்களா எப்பயாவது?
ஆ கொஞ்ச, கொஞ்சம் போயிருக்கேன்.
ஆ அந்தமாரி போறப்ப பார்த்தீங்கன்னா, சில சமயம் நிலச்சரிவுகள் ஏற்படுதுன்னு சொல்வாங்க தெரியுங்களா? அது எதனால ஏற்படுதுன்னா, இந்த மலைச்சரிவில மண் வந்து ரொம்ப இதா இருக்காது. ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த இதில. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த புடித்துக்கிட்டு தான் இருக்கணும். அது பெரும்பாலும் எதை புடிச்சுக்கிட்டு இந்த பாறைகள், மண்கள்லாம் வந்து நிரந்தரமா அங்க இருக்கும் அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்க அந்த மரங்கள் தான் மரங்களோட வேர்கள் தான். சரிங்களா!
ம், ம். கேள்விப்பட்டுருக்கேன். ம். ம் ம். ம். ம். ம். ம். அ நான் நிறைய பலாமரம் பாத்திருக்கேன் மலையில.
ஆமா, ஆமா. பலா மரத்தோட வேர்களும் ரொம்ப ஆழமா எல்லா பக்கமும் பரவி போகும். வில்வ மரங்களும் இருக்கும். இல்ல யூக்களிப்பிடஸ் இந்தமாரி பெரிய மரங்கள்லாம் இருக்கும். இந்த மரங்கள் எல்லாத்துக்கும் வேர்கள் எல்லா பக்கமும் போகும். அந்த மலை சரிவுகள்ல சுத்தி, சுத்தி வர்றப்ப போது இந்த மரங்கள் இருக்கும். அதனால அது வந்து இவ்ளோ நீங்க யோசித்து பாருங்க. 50 வருஷமா விழுகாத பாறை எப்பிடி மனிதர்கள் போன ஒரு 20 வருஷத்தில விழுகுது, அப்பிடின்னா இவுங்க போய் அத வெட்டிருவாங்க. எதுக்கு அப்பிடின்னா மறுபடியும் டெவலப்மென்ட் அப்பிடீங்கிற பேர்ல வெட்டுவாங்க. அதுக்கு அப்பறம் அதை பத்தி எதையும் கவலைப்படாம பார்த்தீங்க அப்பிடின்னா அப்பிடியே விட்டறதுனால இந்த மலைச்சரிவு வந்து மண் சரிவு இது எல்லாமே அப்பிடியே விழுகுது. அது நமக்கும் உயிர்
ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். புரியுது. ம். ம், ம். ம். அ. ம். ஆ அதாவது மரங்கள்னா நம்ம வந்து ஒரு வார்த்தையில இவ்ளோ விஷயம் இருக்கா? மரம் நட்டாங்கிறது உங்களோட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. நீங்க சாதாரணமா ஒரு பேருந்துல போம்போது நிழல் தரலன்னு ஆரம்பிச்சு, எவ்ளோ விஷயங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் வந்து இனிமே மரம் நடணும் அத பாதுகாக்கணுங்கிற ஆசை வந்தது. உங்களுடன் பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி.